அப்படின்னா அத பார்த்து யாரும் வந்து சாதிக் சாதிக்கிறதோ, அல்லது நேர்மையா வந்து அ அரசியல் இப்ப செய் செய்யணும். "இனிமே இந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு அரசியல்வாதி ஆயி நல்ல நல்லபடி நல்ல நல்லபடியா வந்து மக்கள் சேவை செய்யணும்," அந்த மாரிலாம் நடக்கறது இல்லையே! இந்த அ இந்த கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் யே யாராவது அங்க இங்க 4 பேர் வந்து, அங்க திரையில கத்தி தூக்கிட்டாங்கன்னா நேர் நிஜத்தில தூக்கிறாங்க. திரையில வந்து 99% சொல்லப்படுற அந்த அ சாதிக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். அடுத்து காதலுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்குல, இந்த மாதிரி தான் காதலிக்கணும். அதெல்லாம் வந்து யாருமே நிஜத்தில வந்து அப்படி மாறி இருந்தா, இந்நேரம் அ- இந்த இந்த காதல் திரைப்படங்கள்லாம் நிறைய வருது. அதில எல்லா, ஆமா. ம், ம், ம்.
ஆமா. ஆமா. ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி, இந்த காதல் திரைப்படங்கள்ல வந்து, நம்ம பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் அ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு காதல்ல வந்து வெளிப்படுத்தணும். அந்த காலத்தில வந்துட்டு பார்க்காமயே வந்து காதல் பண்ணிட்டு இருந்து, தூரத்திலயிருந்து பார்த்துட்டு இருந்தவங்க. அ அதுக்கப்புறமா கொஞ்சம், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சவங்க. அப்புறம் வந்து, இந்த காலகட்டத்தில எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, அந்த பெண் வெளிநாட்டில இருந்தாலும் நானே வந்து நிறைய தடவை பார்த்திருக்கேன். இந்த சூர்யா வந்துட்டு அந்த ஆ ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு ரெட்டு டீ ஷர்ட் போட்டு ஒரு கிட்டார்ர எடுத்துக்கிட்டு நானு அமெரிக்காவுக்கு போய் என்னோட காதல வெளிப்படுத்தப் போறேன். அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணாங்க. ஒ கிட்டார் ஆமா, ஆமா கிட்டார் வாசிக்க தெரியுதோ, இல்லையோ அந்த டீ ஷர்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு விற்பனை ஆக்கப்பட்டது. அதே மாரி கிட்டார் வாசிக்கிறாங்களோ இல்லையோ வந்துட்டு, என்னோட என்னோட கசின்ஸே நிறைய பேர் வந்து இந்த மாரி கிட்டார வந்து வாங்கி வச்சுட்டு, அ சில பேர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா வந்து என்னோட குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய என்னோட கசின்ஸ் எல்லாரும் அந்த டீ ஷர்ட் போட்டு கிட்டார போட்டுட்டு அ இது மாதிரி என்னோட காதலிக்காக நான் வந்து இந்த இந்த பாட்ட வாசிக்க போறேன். அந்த மாதிரி சொன்ன தருணங்கள் வந்துட்டு நான் வந்து பார்த்திருக்கேன்.
ம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்தல. அது ஓ! அப்படிங்களா பண்ணாங்களா? அப்படிங்களா சேரி சேரி சேரி சேரி. ஆ, அவுங்க தேடி போயிருக்காங்க, அப்படிங்களா? அப்போ க அ நான் முதல்ல சொல்லற சொல்லறது சொன்னதிலேந்து நா பின் வாங்கணும். அதாவது, அ -அ 2 பக்கமுமே வந்து பிரதிபலிப்பு வந்து இருக்குல்ல, அதாவது அங்கே ஒரு <tsk> ஒரு மென்மையான விஷயத்த சொல்லியிருந்தாலுமே அதையும் வந்து, அ இந்த 1ஒரு கோடியில ஒரு 100 பேராவது வந்து அதை வந்து பிரதிபலிக்கிறாங்க நிஜத்தில.
ஆமா.